ஆமாங்க. நண்பர்கள்கூட போறது, அதுவுமே இருக்கு. அது இந்த நியூ இயர் டைம் வந்துட்டா, மெயினா நண்பர்கள் கூட இந்த மாரி கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்குலாம் போக முடியாது. அவுங்க போனா வந்து, அவுங்க வந்து சுத்தி பார்த்துட்டு, அவுங்க கூட இருக்கிற சந்தோஷம். அது வேறு மாரி இருக்கும். இருந்தாலும் ஒரு
கண்டிப்பா. அந்த நேரங்கள்ல இந்த இயற்கை நம்ம ரசிக்கிறதுக்குங்கிறது நேரம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா, அவங்க கூடயே நேரம் செல் ம்.
ஆமா. ரூமுக்குள்ளயே இருப்போம். இல்லைன்னா, ஒரு சில விஷயங்களுக்குள்ளயே, ஒரே விஷயத்தில மூழ்கிருவோம். ஆனா, இது இருந்தா, நம்ம போய் சுத்திப் பார்ப்போம். ஃபேமிலினா சுத்தி பார்க்கறதுக்கு தான் விரும்புவாங்க. ஒரு ரூம்க்குள்ள இருக்க விரும்ப மாட்டாங்க. ஒரு அந்த சீனிக் வியூனு ஒரு ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. இல்லைங்களா, நல்லா பச்சை, பசுமையான இடத்தை அப்படியே பார்க்குறக்கு வந்து அழகா இருக்கும். சோ, அந்த மாரி விஷயங்கள்லாம் குடும்பத்துக்கு கூட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த சூழ்நிலை எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க.
கண்டிப்பா, கண்டிப் ஆமாமா. ம், ம், ம். சரிங்க. ஆ சி சி உங்களுக்கு சிறு வயதில வந்துட்டு சிறு வயதில இருந்தே, இந்த மாதிரி ப மழைக்காலமும், குளிர்காலமும் பிடிக்குங்களா? இல்ல, பெருசாக ஆகதான் இந்த மாரி பிடிக்க ஆரம்பிச்சதுங்களா?
ஆ, இல்ல, சின்ன வயசுல இருந்தே பிடிக்குங்க. மழைக்காலம் சின்ன வயசில பிடிக்காது. ஏன்னா, மழைக்காலத்தில தான் தீபாவளி வந்து மழைக்காலங்கள்ல வரும்ங்க. அப்பிடி இருக்கும்போது, எங்க தாத்தா வந்து பட்டாசு கடை போடுவாரு. அவரு வந்து நாங்க பார்ப்போம். அவரு வந்து "ச்சே, கஷ்டப்பட்டு தாத்தா போடுறாரு" அப்பிடின்னு. கரெக்ட்டா மழை வந்து யாவாரத்தையே கெடுத்துரும். அந்த பட்டாசு வெடிக்கிற ஒரு சந்தோஷமே போயிரும். எங்க ஊர்ல கரெக்ட்டா தீபாவளி அன்னைக்கு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுடுங்க. அதனால வேண்டிக்கிட்டே இருப்போம். "தீபாவளி வந்தா மழை பெய்யக்கூடாது." அந்தமாரி. ஆ ஸோ, சின்ன வயசுல வந்துட்டு இந்த மழைக்காலம் எனக்கு <chuckles> பிடிக்காது. ஏன்னா, இந்த ஒரே காரணம் தாங்க. சின்ன குழந்தை மாரி, ஏன்னா, தீபாவளினாவே நம்ம சின்ன
சரிங்க. ம். ச்சோ! ஆமாமாங்க. ஆ, ஆ. சரிங்க. சரிங்க. ம், ம். அந்த வயசுல அதுதான ஒ அந்த வயசுல, நமக்கு அது தான் சந்தோஷமா இருக்கும். இல்லைங்களா. தீபாவளி. எப்படா தீபாவளி வரும்னு நாம காத்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தா, அந்த நேரத்தில வந்து மழை வந்து கெடுத்து விட்டு போய்ரும்.
ஆமா. கண்டிப்பா.